அவங்க வந்து, "நீ என்ன சொல்றது? நீ மட்டும் சரியாருக்கியா?" அப்டின்னு திருப்பி தான் கேட்பாங்க. அத பெரும்பாலும். "ஏன் நீ முதல்ல அத சரி செய்யவேன்? நீ அன்னைக்கு என்ன பண்ண? என்ன?" "இல்லம்மா நீ இன்னைக்கு செஞ்சது சரியில்ல, அத கொஞ்சம் நீ இப்டி செஞ்சிருக்கலாம். அதனால நமக்கு கொஞ்சம் வீட்டுல. குழந்தைங்களோட இதுல கொஞ்சம் பிரச்சன ஆயிடுச்சு" அப்டின்னு சொல்றாங்க, அப்டின்னா கணவன் சொல்றாருன்னா. கணவன் அதுக்குன்னு நூறு சதவீதம் சரியானவருங்கற வாதத்துக்கு நான் போல. இருந்தாலும், ஒரு தவற சுட்டிக்காட்டுற பொழுது. அ உண்மயிலேயே அவங்க பக்கம் தவறு இருக்கு அப்டின்னு சொன்னா. "சரி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தவறு பண்ணி அ நடந்துருச்சு. தெரிஞ்சோ தெரியாமோ ஒரு தவறு நடந்துருச்சு. நம்ம இத இப்டி கொஞ்சம் மாத்தி செஞ்சுருக்கலாமோ? ஓ! நம்ம இத இந்த இடத்துல இப்டி பண்ணதனால தான் இது நடந்துருச்சு இல்ல?" அப்டிங்கிற ஒரு உணர்வு வரணும். அப்டின்னு அந்த உணர்வ ஒத்துக்கணும் மொதல்ல.
ஆமாங்க. <laughs> ம். ஆமா. <chuckles> <chuckles> புரியுது. புரியுது. அ. சரிங்க. <chuckles> ஆமா. அதுக்கு வந்து இவங்க வேணா வந்து உட்கார்ந்து பேசவும் செய்யலாம்! "என்னங்க தவறு செஞ்ச, அத கொஞ்சம் புரிய வையுங்களேன்" அப்டிங்கற மாரி கொஞ்சம் பேசுறதுனாலயும் மாறும்.
அ. அது, அத புரியாத பட்சத்துல உட்கார்ந்து கேட்கலாம். நான் வந்து சின்ன, சின்ன தவறுகள். அவங்களுக்கே தெரியும் அது. ஆனா அத ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ஈகோ இந்த மாரி விஷயங்கள் அதுக்கு இடையூறா இருக்கலாம். அல்லது சில பேருக்கு என்ன தவறு இருந்தாலும், "அது நம்ம தவறு தான் செஞ்சுட்டோம்ங்கற" மனப்பக்குவத்துக்கே வரமாட்டாங்க. "அது நம்மலாள நடந்துருச்சு. நம்ம இந்த தவறு நம்ம இப்டி பண்ணதனால நடந்து போச்சு." அப்டிங்கிற பக்குவத்துக்கு வரமாட்டாங்க. இதெல்லாம் ஏன்? செ இ
அ. <chuckles> தெரியும். ஆமா, அது அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? "நான் சரிதான்." அப்டிங்கற மாரி இருக்குற இடத்துல இதெல்லாம் வரும். சொல்லுங்க, சொல்லுங்க, தொடர்ந்து சொல்
ஆமா, ஆமா. அப்ப அந்த தவற வந்து அவங்க உணரா உணராதது மட்டும் இல்ல. அவங்க வந்து அதுக்கு பதிலா, "அதுல என்ன இருக்கு?" அது ஞாயப்படுத்துதல் ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. அது நீங்க அந்த சூழ்நிலைகள்லாம் நேர்ல பாத்துருந்தீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பெண்கள மட்டும் சொல்லல. அது ஆண்கள் பக்கமும் இருக்கு அது. அது உ குறிப்பா வந்து பெண்கள் தரப்புல கொஞ்சம் அது அதிகமாவே இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து.
அய்யோ! கண்டிப்பா. அ. ஆமாங்க. ஏன்னா பெண்கள் பொரு பொதுவாவே வந்து நிறையா பேசுவாங்க. அதனால வந்து பேச்சாலேயே வந்து, எல்லாத்தையும் வந்து நமக்கா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரமுடியும் அப்டிங்கற மாரி இருக்கறதுனால இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்? அவ் ஆமா.